ஆமா. அது வந்து சொன்னாங்க. இது வந்து மின்ன இந்த இதுக்குள்ள வழி கூடி வழி இருந்தது. ஆனா இப்போ அரசாங்கம் வந்து ரோடு போட்டதுக்கப்புறம், எல்லாரும் அந்த வாகனங்கள் அந்தப் பக்கம் தான் போகுது அப்படின்னாங்க. ஆனா அங்க போய்ப் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க வந்து இந்த அம் முந்திரி பழங்கள்ல வச்சு ஒரு பானம் தயாரிக்கிற அந்தத் தொழில்ல ஈடுபட்ற மக்கள். அதைப் பத்தி எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. நல்லா பேசுனாங்க. அந்த மாரியான விஷயங்கள் நம்ம எதிர்பாராத போது நடக்கும்.
ஆமா. ம். ச சரிங்க. ம். சரிங்க. ம். ம். அதாவது புதுவித அனுபவங்கள்ல குடுக்குது, இப்படி வழி தவறிப் போகும்போது. சில நேரங்கள்ல வந்து, அது நமக்கு ஒரு பெரிய பதற்றம், பயத்தக் குடுக்கும்.
ஆமா. ஆமா, இப்ப நம்ம வந்து தனியா போறோம். அது இருட்டுல அப்படின்னா, அது ரொம்ப பயத்த குடுக்கும். அப்ப நான் வந்து கூகுள் மேப்பே நம்ப மாட்டேன் தான். ஏவ் ஒண்ணு அங்க இருக்கு இப்ப லோக்கல்ஸ்னு அவங்கள ஏன் சொல்றாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு தெரியும். என்ன ஆனாலும் எப்படி போகணும்னு. அ அந்த மாரி அவங்கள நம்பி நம்ம வந்து கேட்டுப் போயிக்கலாம். இல்
கண்டிப்பாங்க. இருட்டுல வந்து. ஆமா. ம். எத்தனை கிலோமீட்டர் அந்த மாரி நீங்க வழி தவறிப் போனீங்க? அங்க அந்தப்
இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாரி போச்சு. அதாவது நம்ம ரோடுக்கு வந்து நாங்கல வ் அ இடது பக்கம் எடுத்திருக்கணும். நாங்க வலது பக்கம் அப்படியே போயிட்டோம் அதுக்குள்ள. ஒரு 2, 2 1/2 கிலோமீட்டர் உள்ள போயிட்டோம். ஆனா, சுத்தி யாருமே இல்ல. தனியா போயிட்டிருக்கோம். அ நல்லா அங்கங்க ஒரு சில வீடுகள் இருந்தது. அங்க காற்று வந்து ஒரு அந்தக் குளுமைன்னு சொல்ல முடியாது. நல்ல வெயில் அடிக்கும். அந்தக் காற்று ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அந்த அங்க வண்டியில போறது நல்லா இருக்கும்.
ம். ம். அ ஹ, ம். ம். அதாவது வே வியர்வை. அதாவது எவ்வளோ வெயில் அடிச்சாலும் வியர்வை வராது. அந்த மாதிரி ஒரு ம். ஓகேங்க.
ஆமா, ஆமா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க வண்டியில போறதே.
ம். அந்த மாரி எடங்கள்ல ஏதாவது டிஃபரென்ட்டா ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா?